முன்னாடி எல்லாம் வந்துட்டு ஒரு படம்ன்னா, ஒண்ணு தியேட்டர்ல பார்ப்போம். இல்ல வந்துட்டு சன் டிவி, கே டிவில உலக தொலைக்காட்சியில் 1 முறையாகன்னு போடுறப்ப பார்ப்போம். இப்ப வந்து நெறைய ஸ்ட்ரீமிங் பிளாட்பார்ம் வந்துருச்சு. YouTube, MX Player, Netflix, Hotstar அந்த மாதிரி நெறைய வந்துருச்சு. நெறைய OTTஸ் வந்துருச்சு. இதெல்லாம் உங்க சினிமா அனுபவத்த எப்படி பாதிச்சிருக்கு?
ஆ, கண்டிப்பா நான் அத பத்தி பேசுறேங்க. எனக்கு வந்து எதுவும் பாதிப்புல்லாம் ஆகல. ஆனா, என்னோ எங்களோட டிவி பார்க்கிற பழக்கம் வந்து நெறைய மாறிடுச்சுங்க. நான் அத பத்தி சொல்றேன்.
ஒகே. எப்படி மாறியிருக்கு?
நான் ஆ கண்டிப்பாங்க. நாங்க வந்து, இப்போ ஒரு 2 மன்த்ஸ்சா தான் வந்து பார்த்தீங்கன்னா, Airtelல இருந்து 1 பிளான் எடுத்து பார்த்துட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் கேபிள் கனெக்ஷன் மட்டுந்தான். நம்ம எதாவது படம் பார்க்ணும்ன்னா, அ கனெக்ட் பண்ணீட்டு, நம்ம எம் ஜி இதில கனெக்ட் பண்ணீட்டு நம்ம வந்து பார்ப்போம். அ.
ஆ. Airtel, அந்த வைஃபை ஃபிளஸ் டிவி, டிவி OTTஸ்க்கு சேர்த்து வர பிளான்.
ஆமா. இப்ப வந்துட்டு ஒரு 2 மன்த்ஸ்சா அது வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்கோங்க. அ ஏன்னா நம்ப இப்ப வீட்ல வந்து நம்ப ஒர்க் பண்ணுறோம். வைஃபை நமக்கு வேணும். அப்படீங்கம்போது, நம்ம மொபைல்லேருந்து கனெக்ட் பண்ணால்லாம் பத்தாது இல்லைங்களா? ஸோ, அதனால நம்ப 1 பிளான் செக் பண்ணோம். அப்ப Airtelல வந்துட்டு, அ எல்லாமே பிளஸ் OTT, Netflix எல்லாமே டூகெதர் பிளஸ் வந்துட்டு டிவி சேனல்ஸும் சேர்த்தி, உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பேக்கேஜு கெடைச்சது. ஆ ஆரம்பத்தில எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருந்துச்சு. இவ்வளோ அமௌண்ட் போட்டு பண்ணணுமா? சரி ஓகே. கேபிளுக்கும் ஒரு 300 ஆகுது. அத நம்ம இங்க பிளஸ் பண்ணிக் குடுக்கலாம்." அப்படீங்கிறமாரி ஒரு ஃபைனல் பண்ணி, நம்ம போட்டாச்சுங்க.
ஆமா. ஒகே. ஆ எப்டி இருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எவ்வளோ கு எவ்வளோ ஆச்சு பெர் மந்த்?
எனக்கு வந்து 1200 கிட்ட ஆகுதுங்க டாக்ஸ் ஓட.
ஒகே.
ஆனா வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஆ போ போடும்போது எனக்கு பெருசா என் ஹஸ்பண்ட் தான் ரொம்ப ஆசப்பட்டு போட்டாருங்க. அவருக்கு இந்த படம் பார்க்குறதுலாம் ரொம்ப புடிக்கும். அ புது புது படம்லாம் வந்தா மொபைலயே டவுன்லோட் <chuckles> பண்ணி நெறைய பாப்பாரு. அப்டிங்கும்போது சீரியல்ஸ் இது மாரி நெறைய பாப்பாரு. அப்போ அவரு வந்து ரொம்ப குஷி ஆயிட்டார் சரி இந் பாட்டு போடலாம் போல ரொம்ப ஆர்வமா இருந்தாரு. ஆ. சரி, ஓகே நானும் ஓகேன்னு சொல்லியாச்சு போட்டாச்சுங்க. எனக்கு பெரிய விருப்பம் இல்ல ஆனா உண்மையாவே சொல்றேன் ஒரு சூப்பரான பிளாட்பார்ம்ங்க எனக்கு ரொம்ப புடிச்சது. <chuckles>
ஆ. அடடா! ஆ. ஒகே. இப்போ இப்போ கேபிள்ன்னா எனக்கு எனக்கு ஏர் Airtel Extreme வரும். கூட வந்துட்டு நம்ம நார்மலா பார்க்குற சேனல்ஸ் எல்லாமே வருதா? இல்ல Extremeல இருக்கது
எல்லாமே வருதுங்க Extremeமு Jio Hotstar எல்லாமே ம் கம்ப்ளீட் பேக்கேஜ் தான் அது. நீங்க வந்து பிளான் எடுக்குறத பொறுத்து தான் இருக்கு. மினிமம் பிளான் போனீங்கன்னா உங்களுக்கு சேனல்ஸ் வராது. ஆ ஓடிடிலயும் சிலதெல்லாம் வராது. நீங்க கொஞ்சம் ஹையரா ஒரு 899க்கு மேலே போனீங்க அப்டின்னா உங்களுக்கு டோட்டலாவே எல்லாமே கவர் ஆயிரும்.
நைஸ் எல்லாமே வரும். பரவாயில்லயேங்க. நானும் ஆக்ஸூலி பார்த்துட்டே இருக்கேன். எனக்கும் வந்துட்டு நான் எங்க வீட்ல சொல்லிட்டே இருக்கேன். இந்தமாரி வந்து "நம்ம மாத்தலாம். சரி நம்ம டிவி வாங்கிட்டு ஸ்மார்ட் டிவி வாங்கிட்டு இதையும் சேர்த்தி வந்து நம்ம போட்டுக்கலாம்." அப்டின்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருக்கேன்.
ம்ஹ்ம். <chuckles> ஆ. கண்டிப்பா போடுங்க. ஏன்னா, இதில உள்ள பெனிஃபிட்ஸ்லாம் நான் சொல்றேன். ஆ ஃபர்ஸ்ட்டு வந்து என்னனாங்க ஆ ஓடிடி ரிலீஸ்ல படம் எல்லாத்தையும் நம்ம பார்த்திர்லாம். ஒரு சண்டேல வந்து பார்த்தீங்கன்னா, பக்காவான பேக்கேஜி ங்க. ஒரு படத்த போட்டு விட்டு லஞ்ச் சாப்பிட்டு அப்பிடியே ஒரு படுத்தம்ன்னா <laughs>
ஆமா. நிறையா பழைய படம் கூட இருக்கிறத நீங்க பார்க்கலான்னு வச்சிக்கோங்க இல்ல?
கண்டிப்பாங்க. நம்ம சில படங்கள்லாம் பார்க்கணும் ஆசப்பட்டுருப்போம். நமம நீங்க ஆரம்பத்தில சொன்னமாரி சன் டிவில எப்போ போடுவான். கே டிவில எப்போ போடுவான்? இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் சூப்பர், ஆ ஜீ தமிழ் இந்தமாரி நிறைய இருக்கு. நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனா, இந்த இது வந்ததற்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, அ எல்லா படமுமே அதில வந்து ஓரளவுக்கு இருக்கும். நல்லா ரீச் ஆன படம் எல்லாமே இருக்கும். அப்ப நீங்க அந்த படங்கள் எல்லாம் வந்து எப்போ வேணாலும் நீங்க பார்த்துக்லாம். அதுதான் அந்த சேனலே சொல்வாங்க ஏர்டெல்லே சொல்லுவாங்க. எனி டைம் அப்பிடிங்கமாரி சொல்லுவாங்க. சோ, எப்போ வேணாலும் நீங்க பார்த்துக்லாம்.
ஆமா. ஆமா. ம். பரவால்ல. ஆனா இது ஒரு நல்ல ஒரு ஆஃப்ஷனா தான் வந்து எனக்கு தெரியுது. ஏன்னா, எனக்கு புரியுது. நெ எப்பிடி பார்த்தாலும் நம்ம திருப்பி திருப்பி டிவில என்ன பாக்குறதுன்னு தெரியாம சேனல மாத்திக்கிட்டு தான் வந்து சுத்தப்போறோம். அதுக்கு இப்ப அத ஏர் ஃபைபரா இல்ல வந்துட்டு நார்மல் ஃபைபரா லைக் வயர் இழுத்துருக்காங்களா?
கண்டிப்பா. <chuckles> ம். அதாவதுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இருக்கிற ஏரியா பொருத்து. இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது வந்து நல்ல ஒரு சிட்டி. சிட்யான ஏரியா, மெயின் ஆன ஏரியா இடத்தில எனக்கு வீடு இருக்கு. சோ, எனக்கு வந்து இங்கே வைஃபை சூப்பராவே கிடைக்கும். இப்ப நீங்க கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னா, அங்க வந்து ஃபைபர் எடுக்கிற மாரி இருக்கும். சோ, நீங்க இருக்கிற இடத்துக்கு தக்கனா வந்து அது ஃபைபரா! இல்ல வந்து நார்மல் வைஃபை யான்றத முடிவு பண்ணுவாங்க. கொஞ்சம் இன்டீரியரிலா உள்ள போயிட்டீங்கன்னா அந்த இடத்துல ஃபைபர் மூலியமா தான் கொடுக்கணும் அப்பிடிங்கிறமாரி அங்க நாங்க பிளான் பார்க்கும்போது சொல்லிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு வந்து நாங்க இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா, கமர்ஷியல் ஸ்பேஸ் ல தான் எங்களுக்கு அபார்ட்மெண்ட் இருக்கிறதுனால எனக்கு பிரச்சனை இல்ல.
ஒகே. ஓகே. அதனால பிரச்சன இல்ல. இப்போ நீங்க வந்துட்டு சிட்டில இருக்கேன்னு வந்து சொன்னீங்க. உங்களுக்கு நெட்வொர்க் கனெக்டிவிட்டி லாம் வந்து ப்ராப்ளம் இல்ல. அதனால இது ஒகே. எனக்கு ஆனா நான் ஒரு சரியான இது ஒரு வில்லேஜ். அதான் வந்து நான் யோசிக்கிறேன். உங்களுக்கு இது தான் ஃபர்ஸ்ட் வைஃபை ஆ இல்ல முன்னாடியே வேற போட்டுருந்தீங்களா?
அ. ம். <laughs> ஆனா, Airtelல இப்பதாங்க ஃபர்ஸ்ட் எடுக்கறேன். அதாவது டிவி க ஒ சேனல் ஓட சேர்த்து இதான் ஃபர்ஸ்ட் எடுக்கறேன். <inhales> எனக்கு இதனால பெனிஃபிட்ட தாங்க இருக்கு. நீங்க உங்க ஏரியால வந்து க செக் பண்ணி பாருங்க.
இல்ல வேற ரூட்டர் வச்சுருந்தீங்கின்னா அத அவங்க வச்சுப்பாங்களா? இல்ல அதுக்கு தனியா நம்ம பே பண்ணனுமா?
எனக்கு அத பத்துன ஐடியா தெரியலங்க. நான் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாரி போறேன். வைஃபை போறேன். சோ எனக்கு அத பத்தி டீடெயில் தெரியல. <inhales>
ஓ! ஒகே. நான் தான் பார்த்துட்டுருக்கேன். என்ட்ட ஆல்ரெடி வைஃபை இருக்கு. <inhales> ஆனா இது Bsnl அதுக்கு சும்மாவே நம்ம 700 பே பண்ற மாரி இருக்கு. <tsk> பெருசா பெனிஃபிட்ஸ் இல்லாம்லயே. சரி அது ஏர் பைபர் போய் ஓடிடிஸ் ஓட வச்சுக்கலாம். <inhales> இப்ப சொல்லப்போனா நான் இது பிளஸ் Hotstar 3 மாசத்துக்கு Netflix எல்லாம் சேர்த்து நானும் அந்த அமவுண்ட்ட நான் ரவுண்டா செலவு பண்ணிறேன் வச்சுக்கோங்களேன்.
ஆ. <chuckles> அதுக்கு நீங்க உங்க ஏரியா பக்கத்துல இருக்கற Airtel ஷோரூம் போங்க. அங்க போய் நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, அவங்கலே உங்களுக்கு வந்து எனனன்ன உங்க ஏரியா சொன்னீங்கினா அவங்க மொபைல்யே செக் பண்ணி சொல்லுவாங்க. அங்க என்ன அவைலபிலிட்டி இருக்கு <inhales> பண்ண முடியுமா? எவ்வளோ ஸ்பீட் கடைக்கும். எல்லாமே பக்காவாவே சொல்லிருவாங்க. <inhales> இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த மாரிலாம் டிவி பார்க்கறேன். அதில என்னன்ன பார்க்குறேன்னு நான் உங்ககிட்ட சொல்றேன். ஆ இப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஒடிடில நான் சொன்னேல படம் எல்லாமே பார்த்துருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு இப்ப ரொம்ப புடிச்சது என்னென்ன சீரிஸ் பார்க்கறதுங்க. ஆ எனக்கு நான் இதுக்கு முன்னாடிலாம் நான் என்ன ஆமாங்க. இதுக்கு முன்னாடிலாம் நான் வந்து மொபைல்ல போய் Jio Hotstar எல்லாம் உள்ள போய்லாம் நான் பார்க்க மாட்டேன். ஆனா என் கணவர் பாப்பாரு. எனக்கு அதெல்லாம் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆனா இப்ப அவரு கூட சேர்ந்து வந்து பார்த்தீங்க அப்டின்னா நெறைய சீரிஸ் பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். அது ரொம்ப சூப்பரா இருக்குங்க. உண்மையா சீரியல் பார்க்குறத விட சீரிஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு.
ஆமா. ஆ,. <laughs> அடடா! என்ஜாய் பண்ணிட்டுருக்கிங்க. உங்களோட டைம் வந்து உங்களுக்கு அதுல போகுது. <inhales> ஆனா நல்லாதாங்க இருக்கும். எனக்குமே ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன இதெல்லாம் அப்டின் சொல்லி நானும் நெனைச்சுருக்கேன் தான். பட் வந்து நிஜமாலுமே வந்துட்டு நல்லா இருக்குன்னு தான் வந்து ஹானஸ்ட் ரிவ்யூ வந்து சொல்லணும் <chuckles>
<inhales> ஆமா. ஆமாங்க. ஏனா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா நெறைய இத தவர வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நெறைய விஷயங்கள் இருக்குங்க. நம்ம சொல்னுனா சொல்லிட்டே இருக்கலாம். <inhales> இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா சேனல் அதாவது எல்லா லாங்குவேஜ் ஓட படமே அதுல இருக்கும். நீங்க வந்து அந்த படம் ஆ <chuckles> எனக்கு வந்து அதுல பார்த்தீங்கன்னா Zee 5 இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா Hotstarல படம் இருக்கும். ஆ Ahaன்னு ஒரு ஆப் இருக்கு அதுல இருக்கும். உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட ஆப் ஏகப்பட்ட படம். அப்போஅதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆல் 5 லாங்குவேஜ்ஸ்மே நமக்கு படம் இருக்கும். நம்ம அந்த படம் உள்ள போய் பார்த்து நம்ம லாங்குவேஜ் எதுன்னு அத செலக்ட் பண்ற ஆப்ஷனும் அதுல இருக்கும். <inhales> அப்ப நமக்கு தமிழ் வேணுனா தமிழ செலக்ட் பண்ணிட்டு நீங்க அந்த படத்த பார்த்துக்கலாம். இப்டி இந்த மாரி படங்கள் பார்க்கும்போது நமக்கு என்ன கடைக்கிது அப்டின்னா, நம்ம வெவ்வேறு மொழிகள்ல எப்டிலாம் அந்த படத்த எடுக்குறாங்க. அப்டின் நெறைய விஷயம் எனக்கு தெரிஞ்சுதுங்க.
ஆ, ஆமா. ஆமா. ஆமாமா. ஆ, எக்ஸாக்ட் நானும் அதான் யோசிக்கிறேன். சரி ஒன்ஸ் டிவி வாங்கிட்டா எனக்கு அப்புறம் இன்னொனு கேட்கணும் <inhales> நான் வந்து எங்க வீட்ல இருந்து கிளம்பிட்டா வந்துட்டு யாருமே இதெல்லாம் வந்துட்டு பொதுவாவே யூஸ் பண்ண மாட்டாங்கன் வச்சுக்கோங்களேன். <chuckles> வைஃபை யூஸ் பண்ணமாட்டாங்க. டிவி வேணா பாப்பார்களே ஒழிய WIFI யூசு பண்ணமாட்டாங்க. <tsk> சோ வெறும் டிவி மட்டும்னா அந்த பேக்கேஜ் எவ்வளோ என்னலாம் வந்துட்டு கேட்டுட்டு தான் வந்து எடுக்கணுமே.
ம். ஆ ஓகே. நீங்க செக் பண்ணி பாருங்க. ஷோ ரூம்ல போய் செக் பண்ணிப்பாருங்க.
செட் ஆஃப் ஆமா.
ம். இப்போ இதையும் தாண்டி வந்து நான் உங்கக்கிட்ட சொன்னேன்ல. லாங்குவேஜ்க்காக படம் பார்க்கிறேன் அப்பிடின்னு. அப்போ ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மலையாள படம்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு, நம்ம ஒரு தாட்ல இருப்போம்ல. மலையாள படம்ன்னா இப்பிடி தான் இருக்கும். நம்ம வந்து அ எனக்கு எப்பிடி சொலறதுன்னு தெரில. நான்லாம் வந்து கொஞ்சம் ஆஹா! கொஞ்சம், அ கொஞ்சம் எனக்கு மேச்சூரிட்டி இல்லாத நேரத்தில நான் வந்து எனக்கு கேள்விப்பட்டத வச்சு மலையாள படம்லாம் நமக்கு போரிங்கா இருக்கும். அதெல்லாம் வேஸ்ட்டு அப்பிடிங்கிறமாரி அதெல்லாம் பார்க்கக்கூடாது <chuckles> அப்பிடிங்கிறமாரிலாம் இருந்தது. ஆனா, எ நிஜமாங்க. ஆ எனக்கு தெரியாதுங்க. அ நான் வந்து அப்புறம் கொஞ்சம் பெரிய பொண்ணா ஆனோம், அப்புறம் அந்த மேச்சூரிட்டி வந்தது. அதுக்கு அப்புறம் என்ன இது? நமக்கு தெரி விஷயங்கள் தெரியும்போது, நான் மலையாள படம் பொறுத்தவரைக்கும் நான் என்ன நினச்சேன், நேச்சுரலா எடுப்பாங்க. கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். இப்பிடி தான் என்னோட தாட் இருந்தது. ஆனா, நம்ம இந்த உ இந்த ஏர்டெல்
ம். ஆமா. போரா தான் இருக்கும் அப்பிடின்னு. அய்யயோ! நல்லா இருக்குங்க. ஆமா. அ நிறைய கமர்ஷியல் மலையாள படமும் இருக்கு. இப்போ லோகா வந்துச்சு. அவுங்க அந்த
ஆ, அ ஓகே. இப்ப ரீசென்ட்டா வந்துச்சு. ஆனா நம்மளுக்கு ரொம்ப கனெக்டடா நமக்கு தெரியாது இல்லேங்களா! மலையாள படம் வந்துட்டு நம்ப இப்போ ஒரு தாட் இருக்கும். தெலுங்கு படம்ன்னா, நாம் என்ன நினைப்போம், ஃபைட் அதிகமாக இருக்குன்னு நினைப்போம். இல்லயா? அப்பிடில்லாம் ப ஃபைட் ஃபைட்ன்னு தான் எனக்கு தெரியும். அப்புறம் நம்ம என்ன பண்ணோம். ஆ, ஆமா அப்போ நம்ம என்ன பண்ணணோன்னா, இந்த இது மூலியமா அதாவது இந்த ஸ்ட்ரீமிங் சேனல் மூலியமா நம்ம இந்த லாங்குவேஜ் படம்லாம் பார்க்கும்போது, உண்மையாவேங்க, மலையாளத்தில அவ்ளோக்கு, அவ்ளோ ஒரு த்ரில்லிங் படம் அவ்ளோ இருக்குங்க. பார்க்க, பார்க்க, பார்க்க அவ்ளோ படங்கள் அதில இருக்கு. நிஜமாவே எனக்கு எ மத்த லாங்குவேஜ்
ஆமா. மசாலா அதிகமா இருக்கும். அந்தமாரி. <chuckles> அடடா! ஆமா. மல கேரளால நிறையா கிரைம் த்ரில்லர்ஸ் வந்து அவுங்க எடுக்கிறாங்க தான்.
ஆ ஆமாங்க. மத்த லாங்குவேஜ் படத்த விட, ஈவன் தமிழ விடவே, நான் வந்து ஓ கண்டிப்பா சொல்லுவேன். மலையாளத்தில அந்த க்ரைம் படம்லாம் அவ்ளோ, அவ்ளோ சூப்பரா இருக்குங்க. பார்க்க, பார்க்க அவ்ளோ நல்லா இருக்கு. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம் என்னன்னு தெரிஞ்சுகிட்டன்னா, தெலுங்கு படத்தில நான் வந்து ஃபைட் தான் இருக்கும் அப்பிடி, இப்படின்னு நினைச்சேன். ஆனா, அவ்ளோ படங்கள்ங்க. உள்ள போய் பார்த்தா, ஃபேமிலி ஓரியன்டடா அவ்ளோ படங்கள் நல்லா இருக்குங்க. பார்க்கறதுக்கு. <laughs>
ஆம். எக்ஸாக்ட்டா. மகேஷ் பாபு படம்லாம் நிறைய ஃபேமிலிஸ் ஸ்டோரீஸ் வந்து எடுத்திருப்பாங்க. இது ஒரு பெரிய ஆடியன்ஸ வந்து ரீச் பண்ணது இல்லயா? ஒரு படம் இந்தமாரி ஸ்ட்ரீமிங் பிளாட்பார்ம்ல வர்றது மூலமா இன்னமும் நிறைய பேரு பார்க்கிறாங்களோ! அப்பிடின்னு எனக்கும் தோணுது.
ஆ. ஆமாங்க. அது. நிச்சயமாங்க. நிச்சயமா. நீங்க சொன்னது கரெக்ட் தான். ஏன்னா இது ஒரு பெரிய பிளாட்பார்ம் தான். அ எல்லா படங்களுமே ஒரே இதுக்கு வர்றதுனால, நமக்கு அதர் லாங்குவேஜ் படம் எப்படி இருக்கும்ன்னே தெரியாம இருக்கும் போது, இந்த மாதிரி படங்கள்ல்லாம் பார்க்கும்போது, நம்மளுக்கு ஒரு ஐடியா வரும். ஓ! இப்டில்லாம் படங்கள் இருக்கா? நாம் வெறும் தமிழ் படத்தயே பார்த்துட்டுருக்கோம். இதுல இன்னொன்னு என்னன்னா இங்கிலீஷ் படங்களும் நாங்க வந்து இங்கிலீஷ் படங்களும் அதுல இருக்கும். ஹிந்தி படங்களும் இருக்கும். அப்ப நம்ம எல்லாமே போய் செக் பண்ணும்போது, நெறைய நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கெடைக்கும். இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒ ஒன்ஸ் வந்து <chuckles> பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரீமிங்க்குள்ள போய்ட்டாங்கன்னா, அவங்க அவ்வளவு விரும்புவாங்க, நான் அப்டித்தான்.
ம். <laughs> பரவாயில்லையேங்க. இப்போ நெறைய பேருக்கு வந்துட்டு எப்படி ஆயிறதுன்னா வந்துட்டு, அ தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பாதிக்கப்பட்ருதுன்னு சொல்லி அவங்க நெனைக்கிறாங்க. இந்த மாரி படம்லாம் வந்து பார்க்றப்போ, தியேட்டர்ல அவங்க பார்க்ற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் போய்டுது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆனா அது உண்மதான். ஏன்னா நெறைய படம் வந்துட்டு தியேட்டர்ல ரெகக்க்னைஸ் ஆகாம ஒடிடில தான் ரெகக்னைஸெ ஆகுது. அத நீங்க எப்படி பார்க்கறீங்க?
ம். ஆ. இல்லங்க, நாங்க வந்து பொதுவா எல்லா படத்தயுமே தியேட்டர்ல பார்க்ற ஆள்லாம் கெடையாதுங்க. என்னோட அ கணவர் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் ரசிகர். நான் வந்து பார்த்தீங்கன்னா, அஜித் ரசிகர். சோ நிஜமாவே இந்த 2 படம். அப்புறம் காமனா, சூப்பர் ஸ்டாரு. இந்த 3 பேத்தோட படத்த மட்டும் தான், <chuckles> நாங்க போய் பார்ப்போம் தியேட்டர்ல.
ஓ. அ. பேமிலி ஆடியன்ஸ் நீங்க. அதிகமா பேமிலி ஹீரோஸ் தான் நீங்க
சொல்லலாங்க. கண்டிப்பா சொல்லலாங்க. அப்படிங்கும்போது நாங்க பேசி வச்சிப்போம். "ப்பா நான் வந்து விஜய் படத்துக்கு வந்தா, நீங்க அஜித் படத்துக்கு வந்துரனும்". "ஆ ஓகேப்பா!" அப்டின்னு வருஷத்துக்கு 1 படம், 2 படம் தான் 1 தான் எனக்கு தெரிஞ்சு வருது. அப்படிங்கும்போது ஆமாங்க கண்டிப்பா. அப்படிங்கும்போது என் கணவர் நேத்தே சொல்லிட்டாருங்க. படம் ப புக் பண்றதுக்கு கடைசி படத்த. அது மாதிரி நாங்க வந்துட்டு அவ்வளவா தியேட்டர் போய் நாங்க பார்க்ற ஆள் கெடையாதுங்க. எங்கள மாதிரி எத்தன பேரோ இருப்பாங்க. அதனால வந்து அது கொஞ்சம் இப்ப புது படங்கள் வந்து, இப்ப தியேட்டர்ல வந்து அதனால, வியாபாரங்கள் ஆகுதுன்னா அது ஒரு பக்கம் இருந்தாலுமே, அதே படத்துல நீங்க ஓடிடி ல ரிலீஸ் ஆகும்போது அந்த படத்த சும்மா வீட்ல இருக்றவங்க சரி பார்க்கலாமே, என்ன படம்ன்னு உள்ளே போய் பார்க்றோம். நெறைய படங்கள் வந்துங்க உண்மையாவே பேசப்படல்ல. வெளியில வரல. இப்படி ஒரு படம் இருக்குன்னே நெறைய தெரியல. ஆனா படம் பார்த்தீங்கன்னா, சூப்பரா எடுத்திருப்பாங்கங்க. அவ்வளவு எமோஷனா இருக்கும். <chuckles>
<laughs> பரவால்ல. இனிமேல் விஜய் வேற படம் நடிக்க மாட்டாப்டி. மிஸ் பண்ணுவீங்கண்ணு நெனைக்கிறேன். ஆமா. சூப்பரா இருக்கும். நிறைய எனக்கு என்ன புரிதுனா நிறைய ஆடியன்ஸ் இப்போ வந்து பேமிலீஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்னோட பெரியம்மா அவங்க எல்லாம் வந்துட்டு அவங்கலாம் அதிகமா Netflixல, அ Hotstarல போய் படம் வைச்சு, அப்புறம் சீரியல்ல வந்து 1 நாள் முன்னாடியே பார்க்கறது, அவங்களுக்கெல்லாம் சந்தோஷமா தான் இருக்கு, இந்த மாரி ஸ்ட்ரீமிங் பிளாட்பார்ம் வந்ததுக்கப்புறம், ரொம்ப டிவி அப்டின்
ஆ. நால்லாம் காலையில ஒ ஒ மார்னிங் டிஃபன் பார்க்கும்போது இன்னைக்கு இல்ல சீரியல் எல்லாத்தையுமே பார்த்துருவங்க. அது எப்போடா அந்த டிஃபன போட்டு தட்டில போட்டு உட்கார்ந்தோனேயும், இன்னைக்கு ஈவினிங் அய்யனார் துணை, பாண்டியன் ஸ்டோர்ஸ், எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு பார்த்து முடிச்சுட்டுருவேங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லாருக்கும், ஆமா இப்போ நம்ம ஒரு சீரியல் பார்க்கும்போது, நாளைக்கு எப்படா வரும்? என்னடா ஆகும்ன்னு, நம்ம எதிர்பார்ப்போட இருப்போம்ல. அதுக்கு நம்ம 24 ஹார்ஸ் வெயிட் பண்ண தேவையே இல்ல, நாளைக்கு காலையில விடிஞ்சாலே நம்ம அத பார்த்தர்லாம், அந்த மாரியும் இருக்குங்க.
ஓட்டி ஓட்டி பண்ணி தருவீங்க. ஆ ஆமா. கரெக்ட்டு தான் நீங்க சொன்னது வந்துட்டு. ஏனா, அப்படி வந்து பார்க்கிறதற்கான ஒரு ஆப்ஷன் இருக்கவும் தான, நம்ம வந்து பார்க்கிறோம், இல்லாட்டி வந்து நம்ம பார்ப்போமா? சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய வந்து மாறிட்டே இருக்கு, டைம் சேவ் ஆகுது. நம்ம அந்த வீ உட்கார்ந்து அதுக்கு உண்டான ஆட் எல்லாம் பார்க்க வேணாம், அதிகமா நமக்கு வந்து டைம் சேவ் ஆகுது, ஆட் இருக்குதா, ஒடிடிலயும் போடுறாங்கதா, ஆனா அந்த அளவுக்கல்லாம் இல்ல, ஆட் வந்து நிச்சயமா கம்மியா தான் இருக்குனு தான் எனக்கும் வந்து தோணுது, நல்லா இருக்குல்ல, வீட்டில தியேட்டர் போகாதவங்களுக்கு, இது ஒரு ஆடியன்ஸ் தான? ஒரு ஸ்ட்ரீமிங்ல வரது அவங்களுடைய அந்த ஒரு ஆடியன்ஸ் வந்து இருக்காங்கனு, நீங்க வந்து எனக்கு புரிய வைச்சிட்டீங்க.
நிச்சயமாங்க. கண்டிப்பாங்க எனக்கு அ. ஆ, கண்டிப்பாங்க, நாங்க பேமிலியா உட்கார்ந்து, சண்டேல வந்து நல்ல ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோங்க, இந்த ஆ ஸ்ட்ரீமிங் வந்ததனால, ஏனா ஏதா ஒரு படத்தை போட்டுட்டு உட்கார்ந்து, எல்லாருமே டுகெதரா இருப்போம், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு.
ரொம்ப நல்லா வந்து நீங்க சொன்னீங்க, நானும் வந்துட்டு Airtel Fiber எடுக்கலாம்னு, எனக்கு ஒரு ஐடியா இருந்தது, நீங்க வந்து எனக்கு உறுதியாக்கிட்டங்க, நானும் வந்து கண்டிப்பா போய் செக் ஆட் பண்ணுறேன், உங்ககிட்ட பேசினதுல ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிங்க.
<chuckles> ஓகேங்க. ரொம்ப நன்றிங்க.